ஆனா, நமக்கு அத பத்தின ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு புரிதல தரும்போது கொஞ்சம் யோசிக்கலாமே. "இது கூட சின்னதா தான இருக்கு. நம்ம இத ட்ரை பண்ணி பார்க்கலாமே" அப்படிங்கிற மாரிலாம் என் மாமனார்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அந்த மாரிலாம். அவங்க 1 வருடமா பண்றாங்களாம். நானும் பண்ணி பாாக்குறேன். அந்த வெண்டைக்காய காலையில தண்ணியில ஊற வச்சு சாப்ட்டுட்டு அ பார்க்குக்கு வாக்கிங் போனா, அ வந்து கம்மியாயிடுதாமா, அப்படின்னாங்க. எனக்கு வந்து "இதுக்கு எவ்வளோ ஆராய்ச்சி இருக்குன்னு தெரியலையே! நமக்கு ஒண்ணும் தெரியலையே, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்து." அப்படிங்கிற மாதிரி.
பு புரியுதுல்ல. ஆமா. நிச்சயமா. ஏன்னா அது நீங்க ஸ் பரவால்லயே. ஏன்னா அ. அதுதான். அ. <chuckles> ம். ஓஹோ! ம். பரவால்ல. ஏன்னா என்ன சொல்றது, ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்பொழுது, சும்மா நடக்க போறோம்ன்னு மட்டும் இல்லாம, பல மனிதர்களையும் இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவுங்க கிட்ட பல விஷயங்களும் கற்று தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா?
நெறைய பேர் அம். ஆமா. ஆமா. ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு சூழ்நிலையில, ஒரு ஒரு வேலைகள்ல, அ அந்த மாதிரி வராங்க இல்லையா? பா-பா பார்த்து பழகும்போது தான் நமக்கு ஒரு 1 நாள் பாப்போம், 2 நாள் பாப்போம், 1 வாரம் பார்க்கும்போது நமக்கே தோணும்ல்ல, ஒரு சிரிப்பாவது சிரிப்போம். அதுக்கப்புறம் என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சு ஒரு நட்பு கூட எனக்கு தெரிஞ்ச நடைப்பயிற்சிலல்லாம் நெறையாவே கெடைக்குது.
ம். ஆமா. கண்டிப்பா. நிச்சயமா. ஏன்னா, இப்ப நீங்க வந்து அழகா இத சொன்னீங்க ம். அ நான் கூட பார்த்துருக்கேன். என்னன்னா, இவங்க வந்து நடந்து அதவும் நீங்க வந்து தினசரி நடக்கும் பொழுது, அ மத்தவங்கள பார்த்து பார்த்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்ன்னு 1 நாள் நீங்க போகலன்னா, அவங்கள மறுநாள் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. "ஆமா, என்ன நீங்க வரலியே, உங்கள பாக்கலியே?" அப்படின்னு.
ஆமா.
அப்போ அப்போ ஆமா. அப்ப அது வந்து ஒரு அழகான ஒரு உறவு கூட வந்து உருவாக்குது இல்லையா? அது நடைப்பயிற்சி. அப்ப ஆமா. பரவால்ல, அதாவது நீங்க ரொ
ஆமாமா. அது கூட நடந்திருக்குதான். ஆமா. நல்ல அனுபவம் தான் அது. உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. அ நம்ம தனியா இருக்கோம்ன்ற உணர்வு இல்லாம் ப நட நடக்கும்போது, வெளியில பார்க்லாம் போகும்போது தான் நமக்கு தெரியும், "உலகம் எவ்வளோ பெருசுல்ல" அப்படின்னு.
ம். ஆமா. ஏன்னா எவ்வளோ அழகா வந்து நீங்க வந்து உங்க ஜன்னல் வழியாவோ, இல்ல பால்கனி வழியாவோ நீங்க பார்த்த ஒரு ஒரு பூங்காவ, நீங்க போய் அங்க பார்க்கும்பொழுது தான் எவ்வளோ அழகா இருக்கு, எத்தன மனிதர்கள் வராங்க. அ என்ன சொல்றது, ஒரு பல இயற்கை வந்து எவ்வளோ அழகா இருக்கு. அ பல பறவைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க உங்களால பார்த்து உணர முடிஞ்சது. அ என்ன கேட்டா நீங்களும் வந்து கொஞ்சம் அதிகமா நீங்க நடைப்பயிற்சி பண்ணணீங்கன்னா, உன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அமைதி கிடைக்கும்.
முயற்சி பண்ணி பாக்குறேன்.